ஆமா, உண்ம தான். நானும் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணா பேசுறேன். வேற
இது ரொம்பவும் <laughs> ஆமா, எனக்கும் இதுல என்னோட பாதி எனக்கு இதுல பாதிப்பு இருக்கு. அதனால நானும் அத ரொம்ப ஆழமா வந்து அ நம்புறேன்.
ஆமா. இன்னைக்கு இவங்க எடுத்த அதே செயல வந்து ஒரு 10 வருடமோ, 20 வருடத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தாங்கன்னா, தமிழ்நாட்ல இருக்கிற எல்லாருக்குமே வேலை கிடைச்சிருந்திருக்குங்க.
ம். ஆமா. கண்டிப்பாங்க. இப்போ நம்ம தமிழ் இந்தியாலயே, நம்ம தமிழ் மொழிக்கு அவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு எத்தன வருஷம் ஆயிருக்கு பார்த்தீங்களா? அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைச்சு இத்தனை வருஷம் ஆகுது. இத்தனை வருஷமா நாமளும் போராடிட்டு தான் இருக்கோம். நம்ம நாடே நம்மள அங்கீகரிக்கல. ஆனா சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள்லாம் இன்னமும் நம்ம தமிழ் மொழிய ஒரு அலுவலக மொழியாவே வைத்துக்கொண்டிருக்குறாங்க. ம் இது மாதிரி நம்ம நாடே நமக்கு எ ஒரு, ஒரு இது குடுக்க ஊக்கம் குடுக்கலன்றப்போ, நம்ம தமிழ்நாடு மட்டும் தனியா போராடிட்டு இருக்கும். அதுலயும் நம்ம தமிழ்நாடு மக்களும் சரி, நம்மளோட அரசியல்வாதிகளும் அவங்களோட சுய லாபத்துக்காக மட்டும் தான் அத பாக்குறாங்க.
ஆம். வச்சிருக்காங்க. கண்டிப்பா கண்டி ம். ஆமா. அதுதான் கரெக்ட்ங்க. அதாவது அரசியல்வாதிகள் சுயலாபத்துக்காக தான் மொழி மொழின்னு, மொழிய கையில எடுத்திருக்காங்களே ஒழிய, அவங்க வீட்டு பசங்க பிள்ளைங்கலாம் பிற மாற்ற மொழிகள் பயிலாமையா இருக்காங்க? கண்டிப்பா கிடையாது.
ம். ஆமா. கண்டிப்பா. ஆ. இப்போ சமீபத்தில ஒருத்தர் அப்படிதான் "நான் வந்து தமிழுக்காக என் உயிரையும் குடுப்பேன், என் பாட்டன் பூட்டேன்னு" சொன்னாரு. கடைசியில பாத்தா அவர் பையன் எங்க போனார்ன்னு பாத்தா, வெளிநாட்டில இருக்கறாரு. இதெல்லாம் என்ன பண்றது?
ம். ஆ. அதுதான் அதுதான். நான் வந்து தமிழுக்காக தான் உயிர் குடுப்பேன்னு சொன்னேன். என்னுடைய ப் மகன் பேரன்னல்லா சொல்லலீங்களே, அப்படின்னு அந்த பேச்சில ஒரு தெளிவு இருக்குமே. கண்டிப்பா கண்டிப்பா.
அ. ஆ அப்படிதான். ஆமா ஆமா. அ அவரு பேசுறது அந்த நேரத்துக்கு அவரே மாத்தி, மாத்தி, மறந்து பேசுவாரு. அந்த மாரி இது அரசியல்ன்றப்போ, எல்லா அரசியல்வாதிகளும் அப்படி தான் இருக்காங்க. இதுல ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்துடாதா? யாராச்சும் இத மாத்திட மாட்டாங்களான்னு, மக்கள் வந்து ரொம்பவும் ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் யாரும் மாறுறதுக்கு தயாரா இல்ல. வேற யாராச்சும் வந்து தான் மாத்தணும்ன்னு நினைக்கிறாங்க.
ஆமாங்க. கண்டிப் ஆமாமா.